அ இந்த மாரி விஷயங்கள். அ இதுபோக என்னன்னா அ எ ஊர்ல வந்து முக்கியமா வந்து பணக்காரர் ஏழைங்குற அந்த பாகுபாடு அதிகமா இல்லாத மாரி பாத்துக்கிடுவாங்க, எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கிற மாரி.
ஆமாங்க. இப்ப நீங்க ஏன்னா மாதந்தோறும் அந்த சந்தா வசூலிக்கிறீங்கல்லியா, அதுலேயே உங்களுக்கு அந்த பாகுபாடு அப்படிங்குறது இல்லாத பட்சத்துக்கு போயிருது ஏன்னா பணம் இருக்குறவங்க நெறையா குடுங்க. இப்ப வறுமைக் கோட்ல இருக்குறவங்க இவ்வளோ கம்மியா குடுங்க அப்படிலாம் எதுவும் கேக்காம ஒரு குறிப்பிட்ட தொகைய நீங்க வச்சு வசூலிக்கும்போதே அந்த இடத்துலேயே அந்த பாகுபாடு போயிடுது. பணக்காரன் ஏழை அப்படிங்குறது போயிருது. இது ஒரு நல்ல ஒரு சிறந்த வழிமுறையா நீங்க சொல்லியிருக்கீங்க. வேற வந்து வேற வந்து இப்ப வந்து திட்டத்துக்கு வழிவகுக்குறீங்க, பணத் தேவைகள் இருக்கு அதாச்சும் ஒரு இப்ப நீங்க சொன்னிங்கல்ள பொங்கல் விழா. இப்ப அந்த மாரி செய்றோம் அதுல வந்து திடீர்னு பணத் தேவைகள் இருக்கு அப்ப யாரு குடுத்து உதவுவாங்க?
ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எ ஒரு அடிப்படை சந்தாங்குறது வந்து ஒரு ரூ. 500 நம்ம வந்து எல்லா குடும்பத்துக்கும் வசூலிக்கிறோம் அப்படின்னா, ஊர்ல இருக்குற பெரியவங்கன்னு சொல்லியிருப்பாங்க நல்ல வசதியானவங்க, அவங்க எப்பயுமே வந்து நன்கொட மாரி குடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் ரூ. 20,000 ரூ. 30,000 மாரி பண்ணுவாங்க எப்பயுமே. அதனால தி திடீர்னு உதவிகள் வந்ததுங்குற உதவிங்கிறது வந்து எப்பயுமே வராது நமக்கு ஏதாவது ஒண்ணு, அ இந்த எதாவது ஒரு இ அ மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது இந்த மாரி பிரச்சனை வந்தாதான் வந்து உங்களுக்கு இது பண்ணணும். ஆமா, ஆமா. ஆனா அதுமே பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து அரசாங்கத்தோட பஞ்சாயத்து இருக்கதுனால அவங்க வந்து தேவையான உதவிகள் மருத்துவ உதவிகள் எல்லாம் பண்ணிருவாங்க.
ஆமா, ஆமா. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரி. புரிது, புரிது. ம். திடீர், திடீர் பணம் அ வரும். ஆ பணம் வரும். ம்.